ஆமா நமக்கு அதானே முக்கியம். நானும் இந்தே மாரி தாங்க.
அப்புறம் பில்லு டேக்கலாம் பாத்து, சரி எனக்கு ஒரு ரூ. 1300க்கு ஒண்ணு செட் ஆச்சு. "சரி போவோம், இத எடுத்துக்குவோம்" அப்டின்னு சொல்லிட்டு, ஆ எடுத்துட்டு போனா ப்ப தான் அப்ப தான் பாத்தா, அதுல டிஸ்கவுண்ட்டுன்னு ஒண்ணு வேற போட்டு ரூ. 300 கொறச்சாய்ங்க. அப்பாடான்ற மாரி இருந்துச்சு.
ம். <laughs> அ, ஹ்ம் மனசே அப்டி தான் இதாயிருக்கும். ஆனா, அம்மா எவ்வளோ பட்ஜெட்ல வாங்கி குடுக்கணும்னு உங்களுக்கு நிர்ணயிச்சுருந்தாங்க?
ம் ம். ஆமா. தேவையான ஆ ரூ. 1300, ரூ. 1400, தான் சொன்னாங்க. "ஆயிரத்தி ஐநூறு ருவாய்க்குள்ள வாங்கிக்கோ, அப்பதான் வேற ஏதாவது சாப்பிடுறதுக்கு கேட்டீன்னா வாங்கி தருவேன் அங்க" அப்டின்ற மாரி சொல்லி கூட்டு போயிருந்தாங்க. ரூ. 200 மிச்சம் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ருவால்ல
ம். நல்ல விஷயம்ங்க ம்.

பொதுவா பாத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில, நம்ம வந்து, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுனா நம்ம நெறய விஷயங்கள் வந்து நெனப்போம். அது நம்மளையே மேம்படுத்தியக்கக்கூடிய ஒரு விஷய. உதாரணத்துக்கு பாத்திங்கன்னா, நம்ம உடையா இருக்கட்டும். இல்ல, நம்ம முடியா இருக்கட்டும். இல்ல வந்து, ஏதாவது நம்ம மூஞ்சிக்கு வந்து எதையாவது பயன்படுத்தி, அத நல்லா நம்ம பொலிவு பெறணும். அந்த மாரி, இல்லாட்டி மேக்கப் போட்றதா இருக்கட்டும். இந்த மாரி நம்மளோட ஸ்டைலுன்ற ஒரு விஷயத்த வந்து மேம்படுத்திக்குவோம். அந்த மாதிரி. அ. நீங்க உங்க வாழ்க்கையில, நீங்க இந்த மாதிரியான ஒரு புது விதமா ஸ ஸ்டைல வந்து உருவாக்கி, அது உங்களுக்கு வளர்ச்சி வந்துச்சா? இல்ல எந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் வந்து தந்துச்சு? அத பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. என்னோட ஸ்டைல் அப்படின்னு பாக்கும்போது பார்த்திங்கன்னா, அது கூல் டேய்ஸ் அதாவது பள்ளி பருவத்தில பூரா வந்து, எங்க அம்மா என்ன பண்ணி விட்றாங்களோ, அதுதாங்க. ஒரு டைம் கூட நான் போய் வாங்கினதுன்றது கிடையவே கிடையாது. இப்போலாம் என் குழந்தைங்களுக்கு கூட, நம்ம வந்து போய் எடுக்குறோம்னா, இவ்வளோ கேக்க வேண்டிதா இருக்கு. இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாரி கவுனு அ இல்ல வந்து ஜீன்ஸ், பேண்ட் வாங்குறியா? என்ன வேணும் உனக்கு? அப்படின்னு நம்ம நெறயா அவங்கட்டயே வந்து கேக்குறோம். ஆனா, நம்ம அம்மாலாம் வந்து அப்படி வாங்கி கொடுத்து ஒரு நாளும் எனக்கு நினைவே இல்லங்க. அவங்க என்ன
<laughs> <chuckles> ஆமா. ஆமாங்க. அவங்க சொல்றதுதான். அதுவு பட்ஜெட்ட பாக்கணும். கலர பாக்கணும். எம்ப்ராய்டரியே எனக்கு பிடிக்காது. பிடிக்காதது தான் வாங்கித் தருவாங்க. வேற வழி இல்ல, நமக்கும்.
<chuckles> அதுதான். அந்த மாதிரி வந்துட்டு, அவங்க கொடுக்கறத போட்டுக்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்தோம். ஆனா வளந்தோம் நம்ம. அப்படினா தான் வளர்ந்தோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும்போ பாத்திங்கன்னா, அப்படியேதான் போயிட்டுருந்ததுங்க எனக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு, அதாவது எனக்கு தெரிஞ்சு, நான் அப்ப ஒரு 10 வரைக்குமே, எங்க அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான்.
ஆமா. அதேதாங்க. ஓ! நீங்க உங்களோட அபிப்பிராயம் எதுவும் சொல்லலயா? எனக்கு இந்த மாதிரி இப்போ வாங்கிக் கொடுங்கம்மா. ஆசையா இருக்கு, அப்படின்ற மாதிரி.

இல்லைங்க இல்ல. அது எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. தீபாவளிக்கெல்லாம் வந்து லீவ் போட்டு ட்ரெஸ் எடுக்க போறேன். அப்போலாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நானும் லீவ் போட்டு வரேன் மா. எனக்கும் கூட்டு போங்கம்மா அப்படிம்பேன். ஆனா பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா என்கிட்ட என்னைக்கு போறேன்றதையும் சொல்ல மாட்டாங்க, வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் காட்டுவாங்க அந்த மாதிரி. எடுத்துட்டு வந்து
அப்படியா? ஏன் எதனால அப்படி பண்ணாங்க?
தீபாவளிக்கெல்லாம் பயங்கர கூட்டமா இருக்குங்க. உள்ளே போய் வெளியே வரவே முடியாது. ஆனா நான் அப்போ தான் ஆடுவேன், நானும் வரேன் நானும் வரேன்ட்டு ஆடுவேன். நான் ஆடினேன்னு வச்சுக்கோங்க என் தம்பியும் தங்கச்சியும் சேர்ந்து ஆடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, யார்ட்டயுமே சொல்ல மாட்டாங்க. ம், யார்ட்டேயுமே சொல்லமாட்டாங்க. கப்பு சிப்புன்னு போய்
ஆமா, ஆமா. ஆனா ஒண்ணு ஏனா நிறைய இருக்குமா, அதான் நீங்க சொல்ற மாரி கும்பலா இருக்கப்ப, எங்க அம்மாவலாம் வந்து பார்த்து நடக்கணும்னு சொல்ட்டு ஓ அந்த நம்ம நடக்கிறதே தெரியாது. நம்மளே தள்ளிட்டு போயிருவாய்ங்க. அப்போ என்ன செய்வோம் கவர் முன்னாடி எங்க கையில கொடுத்துட்டு அது நல்லா இருக்கமா கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சு வச்சுடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க கூட அசம்பாவிதங்கள் எதாவது நடந்துடும். அப்போ பொம்பள பிள்ளைங்கனால நெஞ்சில கை வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி என்ன கூப்ட்டு நடக்க வச்சுடுவாங்க அப்படியே வேகமா போயிரும். ஆனா சரியான கும்பலா இருக்கும்ங்க. ஆனா,
ஆமாமா. அ கூட்டமா இருக்கும். ரொம்ப, கூட்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன்னா, நானுமே வந்துட்டு போவோ அப்பாவும் வந்து போ அ கூட்டு போகாதுன்ருவாங்க. அப்போ அம்மா, பெரிம்மா, அத்தை அவங்க எல்லாரும் போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. நாங்க ஸ்கூலுக்கு போன உடனே அவங்க போயிட்டு வந்துருவாங்க. காலையில போனாங்கன்னா அந்த தீபாவளி கடையெல்லாம் சுத்தி வாங்கிட்டு வரதுக்குள்ள, போதும் போதும்ன்னு ஆயிருங்க ஒரு தடவை போனேன். எப்போ தெரியுமா? கல்லூரி பிடிக்கும் போது போனேன். எங்க அம்மா கூட அடம் பிடிச்சு. ம் ஆமாம். பொதுவா நான் தான் வந்து தேர்வு செய்வேன். ஏன்னா வந்துட்டு கல்லூரியில வந்து தீபாவளி முடிஞ்சு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அப்போ வந்து எல்லாம் இதை வாங்குனேன் அதை வாங்குனேன் சொல்லுவாங்க. அதனால நான் தான் தேர்வு செய்வேன்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த மஸ்தானி ட்ரெண்டிங்கா இருந்துச்சு பாருங்க.
ம். அ. ஓ! நல்ல விஷயம். ம். என்ன ஆச்சு? ஆமாங்க, ஆமாங்க.
அதுனால வந்துட்டு அப்போ போய் நான் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அதை. அது ஒரு கௌன் ஆமா. அது ஒரு நல்லா
நல்லாயிருக்கும்! அப்போ நம்மளுக்கு அதுதான் ஃபேமசு அனார்கலி இதெல்லாம்.

ஆமா. லேக்மில வந்து ஃபவுண்டேஷன் ஒண்ணு போடுவேங்க. அது ஆனா கொஞ்சம் பேய் மாதிரியே தான் இருக்கும், போட்ட உடனேயே. அதனால வந்துட்டு அ அது வந்து என் கணவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. "ஏன் இப்படி அப்பி வைக்கிற மூஞ்சியில" அப்படீம்பாரா. அதுனாலவே அதையும் குறைச்சிட்டேன் இப்போ. முன்னாடி வந்துட்டு அதை மட்டும் போட்டுட்டிருந்தேன். அதை மட்டும் போட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணா கொஞ்சம் வு அ மூஞ்சியில அங்கங்கே இந்த பிம்பிள் கிம்பிள் இருந்தா தெரியாது. ஆமா. அதுக்காக அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் விட்டுட்டு எங்கேயாவது போனா லிப் பால்ம், லிப்ஸ்டிக்கை கூட மறந்தாச்சு. லிப் பால்ம்மு. இதை விட்டா வந்துட்டு அ ஐ லைனரும்.
ம். ஓ! சரி, சரி. ஆமாமா. மறைஞ்சுரும். தெரியாதேங்க. நம்ம உதடையே காட்டாது. அது நல்லாயிருக்குமா உங்களுக்கு?
ஆமா, ஆமா. ஆனா வந்து அதுதான் வந்து பிடிச்சிருக்கு. அதனால அதையே போட்டுறதுங்க. அப்பப்போ வேணா போட்டுக்குவேன். எடுத்து வேணா பேகுக்குள்ள வச்சுக்குவேன்.
ஓ! இயல்பா இருக்கும், அப்படின்றதுக்காகவா?
அது இயல்பாலாம் இருக்காது. கொஞ்சம் ஷைனிங்கா, நல்லாதான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்தில இதாயிரும். லிப் பாமுங்கும் போது அது வந்து சீக்கிரம் நம்ம பேசினாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, எது பண்ணாலுமே போயிரும். லாங் லாஸ்டிங்கா இருக்காதுல்ல?
ம். ஆமா.
அதனால வந்துட்டு அதை வச்சுக்குவேன் கூட. அதுனா வந்து என் பிள்ளைங்களுக்கும் தைரியமா நம்பி போட முடியுதா, அவங்க வாயில வச்சுகிட்டாலுமே சரி. அ அதனால நேச்சுரலா வந்து ஒரு பொண்ணு செஞ்சு, வீட்டில செஞ்சு விக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணுட்ட வாங்குவேன் வீட்டில. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து செஞ்சு விக்குதா அதுகிட்ட வாங்கிட்டு, அ லிப் பால்ம்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அதுனால
ம். ரொம்பவே நல்ல விஷயங்க. இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கல்ல? அப்போ பண்ணுறப்போ உங்களுக்கு எதுவும் வளர்ச்சி இருந்துச்சா? அது என்னம்மா உங்களுக்கு வந்து விளைவுகள்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லாட்டி ஒரு சிலவங்கலாம் வந்து கேலி கூத்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. "ஏ என்ன நீ இப்படிலாம் போட்டிருக்க? நல்லாவா இருக்கு உனக்கு? செட் ஆகல!" அப்படின்ற மாதிரி நம்மள அப்படியே டவுன் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதும் நடந்துச்சா? இல்லை வந்து "ஏய் சூப்பரா இருக்குடி! எப்படி எங்கடி வாங்கின?" அந்த மாதிரிலாம் நடந்துச்சா? அதை பத்தி பகிர முடியுமா?